அதாங்க. ஏன்னா, இப்போ நம்மளோட ழ பயன்பாடே வந்து நமக்கு இல்லனு வச்சுக்கோங்களேன், நமக்குமே அது வந்து அது மழை தான் அது மலை கிடையாது. ஆனா நம்ம மல வருது அப்படிங்கற மாரி நம்ம பழகிட்டோம். ஆனா அங்க போய் நீங்க மல வருதுனு சொன்னா சிரிப்பாங்க. இப்போ அங்க் நா அங்கேயே வளர்ந்ததனால எனக்கு அந்த மழை மழைனு தான் நானும் சொல்லுவேன். மழை, கரி எனக்கு எல்லாமே அந்த ழ, ங, அங்
ம். ம். ஆ. ம். அப்புறம் அந்த சங் நம்ம நம்ம சாப்பிட்டாயானு கேக்கிறது, அங்க கழிச்சியோ அந்த வார்த்தையெல்லாம் <chuckles> பயன்படுத்துவாங்க. ம்
அ உ ன், கழிச்சோ அந்த ழா வந்துட்டு எனக்கு கொஞ்சம் ஈசியா வரும்னு வெச்சுக்கோங்களேன். சின்ன பிள்ளைலே இருந்து பேசி பேசி பேசி பேசி, நான் நான் அங்க மல் மலையாளம் வந்து, அவங்கள மாரியும் பேசுவேன். தமிழ் இங்கே இருகவரங்களோட விட நான் நல்லாவே பேசுவேன். அந்த மாரி தான் இருக்கு.
ம். ம். ம். இதெல்லாம் உண்மையிலேயே பெரிய விஷயம் தாங்க. ஏன்னா 2 மொழியும் வந்து வ பேசறது பெரிய விஷியங்களா? அதே அந்த உச்சரிப்போடு பேசறதுங்கறது வந்து ஒரு பெரிய விஷயம்.
ஆனா குழந்தைலருந்து நீங்க பழக்கிட்டீங்கன்னு வெச்சுக்கோங்களேன் அது வந்துருங்க. இப்போ ஒரு குழந்த நம்ம பெரியவங்கள்லாயும் ஒரு மொழி கத்துக்கறது கஷ்டம். ஒரு குழந்தைக்கு வந்துட்டு வீட்ல ஒண்ணு, வெளியிலே ஒண்ணுனு பேசினாங்கனா அந்த குழந்தை 2டுமே பழகிக்கும். இப்போ வந்துட்டு எங்க அண்ணா வெளில இருகாங்க. எங்க அண்ணா பசங்கல்லாம் வந்துட்டு ஜெர்மன் பேசுறாங்க, டச் பேசுறாங்க, எழுதுறாங்க. அவங்களுக்கு அது நான் அண்ணாவும் இப்படித்தான் பார்க்குராங்கா. நான் சொன்னேன் அது பாசிபிள் குழந்தைலே வந்துட்டு பாசிபிள் ஆனா வீட்ல நாங்க தமிழ் பேசுறோம்.
அருமைங்க. ம். ம் ம். அம். ம். அ. ம். ஆமாமாமா. ம். ஆ எல்லாமே ஈசியா ம். ஏன்னா குழந்தையா இருக்கும்போது வீட்டிலேயே இருக்காங்களா? வீட்டில பேசுறது அப்படியே காதில அது வந்து டக்குனு வந்து ம அந்த கேட்ச் அப் பண்றதுனு சொல்லுவாங்களா. டக்குன்னு மைண்ட்ல வந்து அது ஏறிடுது. இப்போ நீங்க ஒண்ணும் இல்ல நீங்க வந்து சுற்றுலா வந்து நான் நிறைய இந்த க காணொளிலாம் நிறைய பார்த்திருக்கிறேன் Youtubeல. அதில பார்த்தீங்கன்னா, இந்த இந்த மும்பை கேட் கேட்னு சொல்லுவோம் இல்லங்க? இந்தியா கேட் அந்த மாரி இடத்திலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு 8 வயசு பையன் 9 வயசு பையன் ஏதாவது வுத் ஏதாவது ஒரு சேல்ஸ் பண்ணிட்டு இருப்பான். அவன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5, 6 லாங்குவேஜ் பேசுவான். இங்கிலீஷ் பேசுவான், ஹிந்தி பேசுவான், உருது பேசுவான். நமக்கு பார்க்கவே ஆச்சரியமா இருக்கும்! என்னடா அது பாரிக்னர்ஸ் எல்லாம் இப்படி வந்து இங்கிலீஷ் அவ்வளோ அட்டகாசமா பேசுறானே அப்படினு. அதான் அது வந்து அந்த சிறு வயதில கற்றுக்கொள்ளும்போது அது வந்து ஈசியா வந்து கத்துக்க முடியுது.
ஆமா. ஆமா. ஆ. ஆ. ஆ.

நெறைய இருக்கு இப்போ எங்க ஊர் வந்துட்டு ஒரு கோஸ்டல் மாவட்டம் கெடையாது. இது வந்துட்டு ஒரு ஒரு டெல்டா டெல்டான்னு சொல்ல முடியாது. கொங்கு ரீஜியன் கொங்கு ரீஜியன் அப்படிங்கிறப்போ வந்துட்டு, இங்க இருக்கிற சாப்பாடு பழக்கங்கல வந்து அப்புறம் வேலைங்கே நம்ம ஊர்ல வந்துட்டு நான்வெஜ்னாலே வந்து நாட்டுக்கோழி தான், மட்டன் தான். <chuckles> ம்ஹ்ம் நாட்டுக்கோழி, பள்ளிப்பாளையம், சிந்தாமணி இந்த மாரி ஒரு கல்ச்சர் இங்க இருக்கு. ஆனா கேரளாலயும் வந்துட்டு, அதுவும் வந்து டெல்டாலாம் கிடையாது. அது வந்து ஹில்லி ரீஜியன் நாங்க இருந்தது. ரொம்ப ம மலை கிராமம் தான். ஆனாலும், அங்க அவுங்க பிரதானமா மீன் சாப்ட்டாங்க. கேரளா மொத்தமேயலுமே வந்து அவுங்க மீன் மீன் சாப்பிடறாங்க. அந்த மாரி சாப்பிடறாங்க. அப்புறம் தேங்காய் எண்ணெயிலயே சமைக்கிறாங்க. ஆனா போ இது சாப்பிடறாங்க. ஆமா பீஃப் சாப்பிடறாங்க. ஏன்னா எனக்கு அது புரியுது. இப்போ நம்ம ஊருக்கு பீஃப் நீங்க அந்த அளவுக்கு சாப்பிட்டீங்கன்னா வெச்சுக்கோங்களேன். கண்டிப்பா ஒடம்புக்கு ஒத்துக்காது. <tsk> உங்களுக்கு வந்து ஆ.
ம் ம். ஆமா <laughs> ஆமா. ம். ம். சரிங்க. ஆ, கேரளானாவே மீன் தான். ஆமா. ஆமா. ஆ, முக்கியமான விஷயம் வந்து இந்த தேங்கா எண்ணெய். ம். ம். ம். ஏனா, அ ஹீட்னால அந்த ஹீட்டுங்கறது னாலீங்களா? ஏனா அங்க குளிர்ச்சியா இருக்கும். இங்க வந்து பார்த்தீங்கனா, நீங்க சொன்ன மாரி டெல்டா மாவட்டங்கள்லாம் ரொம்ப வெயில் அதிகமா இருக்கும்.
ஆமா. வெயிலா இருக்கும். உங்களால பீஃப் சாப்பிட்டு உங்களால கண் அதுவும் நீங்க, அதிகபட்சம் வேன்னா, வாரத்துக்கு ஒரு தடவ நீங்க சாப்புட்லாம். ட்ரை பண்ணி அதுக்கு மேல உங்களால நம்ம ஊர்ல பீஃப் எல்லாம் சாப்ட்டுட்டு அந்த பாடி ஹீட்ட ஹேண்டில் பண்ணவே முடியாது. ஆனா அவுங்க ஊர்ல அவுங்க பண்றாங்க. ஏனா, அங்க அவ்ளோ ஜில்லுன்னு இருக்கு. அவுங்கனால அத திருப்பி திருப்பி மீட் அவ்ளோ சாப்பிட முடியுது. நம்ம ஊர்ல அவ்ளோ தூரம் நம்மளால மீட், ரெட் மீட் எல்லாம் சாப்பிடவே வந்து முடியாது. பிளஸ் அவுங்களோட உழைப்பும் அவுங்க நடக்கறது அதிகம். அவுங்க மலை ஏற்றாங்க, எறங்கறாங்க. அதுவும் அந்த மலைக்கு மேலல்லாம் ஒரு வீடு இருக்கும். ஒரு தாத்தா கூலா நடந்து போய்ட்டு இருப்பாரு. நான் தான் தல தவ்வீட்டு கெடப்பன். அப்படியெல்லாம் இருக்கும். அப்படி இருக்கிறப்போ அந்த ஊரோட கல்ச்சர்ர வந்து அது காட்டுதுன்னு வெச்சுக்கோங்களேன். அந்த புட் காட்டுது. <tsk> அவங்களோட சூழ்நிலை எப்படி இருக்கு அப்படி சொல்லி வந்து அந்த புட் காட்டு
ம். ஆ. ம். ம். ம். ஆ. ம் அதா, அதா புரிது புரிதுங்க. ம் அதாவது அங்க இருக் அங்க இருக்கறதுக்கு, வந்து அந்த உணவு வந்து அவங்களுக்கு வந்து அது வந்து ஈசியா வந்து கிடைக்குது. அதே நேரத்துல வந்து அது அவங்களுக்கு வந்து இ அந்த செரிமானம் ஆகறதா இருக்கட்டும். இல்ல அவங்களுக்கு எந்தவித பக்கவிளைவுமே அது வந்து அவங்களுக்கு வந்து செட்டாகிடுச்சு. நமக்கு எப்படி பார்த்தீங்கன்னா, அந்த நாட்டுக்கோழி சொல்றீங்க. அப்புறம் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து அந்த மாரி அசைவத்துலேயும் சரி, சைவத்திலேயும் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பொங்கல், பூரி இதெல்லாம் நம்ம அதிகம் எடுத்துப்போம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நெறைய வித்தியாசப்படும்.
ஆமா. ஆ. ஆமா.

இங்க வந்து பாத்தா எங்க அப்பா "தமிழ் படி" அப்டின்ட்டாரு. செகண்ட் லாங்குவேஜ் ஹிந்தி எல்லாம் போட மாட்டேன்ட்டாரு. அவருக்கு ஏன்னே தெரில அவருக்கு. "நம்ம மொழியை நம்ம பிள்ள பேசணும்" அப்டின்னு ஏதோ ஒரு ஆசை இருந்திருக்கும் போல. அதுக்கு நான் தான் கிடைச்சேனாங்கிற மாரி. அங்க கேரளால இருந்தப்பயும், <tsk> ஒரு திருக்குறள் புக்ல்லாம், எங்க அப்பா எனக்கு மொத மொதல்ல வாங்கி குடுத்த புக் வந்து ஒரு திருக்குறள் புக். எங்கயோ பஸ்ல வித்துட்டு இருந்தாங்கன்னு சொல்லி வாங்யிட்டு வந்து வச்சிருந்தாரு வீட்ல.
ம். <chuckles> அத் திருப்பியும். அந்த 1330 குறள் கொண்ட புக்குங்களா?
ஆமா. சின்ன புக். இன்னும் நான் அத வச்சிருக்கேன். அத ஒரு ஞாபகமா நான் வந்து வச்சிருக்கேன். ஒரு பிங்க் கலர் புக்கு. பர்ஸ்ட் எனக்கு தெரிஞ்சு, எனக்கு அது ஒரு எல்.கே.ஜி எல்லாம் சேர்றதுக்கு முன்னாடி. அவர் என்ன நெனச்சு அத வாங்கிட்டு வந்தாரு. என்னன்னு எல்லா தெரில. ஆனா வாங்கிட்டு வந்துட்டாரு. எங்க அப்பாவ கொஞ்சம் அப்டின்னு வச்சுக்கோங்களேன். அவருக்கு வந்து புக் வாங்கி குடுக்க புடிக்கும். அவரு அவர் படிச்சதில்ல. அவர் வந்து 10ஆம் வகுப்போட இது பண்ணிட்டாரு. அவருக்கு புத்தகம், அவரு புத்தகம் படிக்க மாட்டாரு. ஆனானு நான் படிக்கணும அவர் விருப்பப்படுவாரு. நா,
சூப்பர்ங்க. ம். ஆ. ஓ! ஆச. அதாவது நான் தாம் பண்ணாதது, தன் கொழந்த வந்து நல்லா படிக்கணும், நல்லா வந்து கத்துக்கணும் அப்டிங்கிற ஒரு ஆச அவருக்கு.
ஆமா. இங்க வந்தா கிளாஸ்க்கு போனா என்னால முடியுது. நீங்க சொன்ன மாரி என்னால எதயோ பிச்சு பிச்சு படிக்க முடியுது. அங்க இந்த இத செய்யுள்லாம் படிக்க முடியுது. ஆனா அவ்ளோல்லாம் படிக்க முடியல. அப்புறம் ஒரு நாளு எ 7வது எப்டியோ தத்தி தத்தி பாஸ் பண்ட்டேன். ஒண்ணும் பிரச்சன இல்ல. தமிழ்ல ஒரு 60 மார்க் வாங்கி அப்டியே மேனேஜ் பண்ட்டேன். ம்மா. அ மத்த சப்ஜெக்ட்லாம் நல்லா படிப்பங்க. மத்ததிலல்லாம் நான் வந்துட்டு ஒரு மூணு, நாலு மார்க்க்கு மேல போகாது. தமிழ்ல மட்டும் தான் எனக்கு எனக்கு அதுவே ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. என்னடா இது! இதில மட்டும் நம்ம என்ன பிலோ அவரேஜ்ஜா இருக்கோம். 60 மார்க் வாங்கிட்டு இருக்கோம் அப்டிங்கிற மாரி தோணும். அப்புறம் ஒரு தடவ
ம். ஆ. அ. ம். ப்பா! ஆ. ம், ம். புரியுது, புரியுதுங்க. ம். அதுக்கு ஏதாவது தனியா வந்து கிளாஸ் ஏதும் போனீங்களா?
இல்லங்க வீட்ல தான். வீட்ல தமிழ், எங் ம். வீட்ல சொல்லி தர்றது தான். நான் டியூஷன்னே போனதே இல்ல. நான் எப்பயுமே நானா படிச்சுப்பேன். நானா ஏதாவது Googleல தேடி படிச்சுக்கிட்டு அந்த மாரி சுத்திக்கிட்டு இருப்பேன். அப்டித்தான் போய்ட்டு இருந்தது. அப்புறம் எ எப்டியோ 8வதுல தான் என்னோட என்னோட தமிழ் ஆசிரியர். அவரு அவரு ரொம்ப நல்ல ஒரு ஆசிரியர். தமிழ் ஐயான்னு கூப்பிடுவோம் நாங்க. சக்திவேல் ஐய்யா. அவர வந்துட்டு பார்த்துட்டே இருக்காரு. <tsk> இவ ஒரு தரவ அவர் தான் கண்டுபிடிச்சாரு. என் பேப்பர்ர பாத்துட்டு. "இ இது இது என்ன எழுத்துன்னே எனக்கு தெரியல. ஷா, இது என்ன ஷான்னே எனக்குத் தெரியல" அப்டின்னு சொல்லி கூப்ட்டு என்ன கேட்டாரு.
வீட்ல மட்டும். ம். ம், ம். வெரி குட்ங்க. ம், ம். அ. சரிங்க. ம். ம். அந்த வடமொழிச் சொல்ன்னு சொல்லுவாங்களே. அந்த மாதிரி இந்த ஷா, ஜா அந்த மாரி எழுத்துக்கள்லாம் கடினமா ம், ம்.
ஆமா. அதெல்லாம் நான் என்ன பண்ணீருவேன்னா எனக்கு சில எழுத்துக்கள் தெரியாது. <clicks tongue> இப்ப எனக்கு இந்த நா நான்லாம் வேற தெரில அப்டின்னா, நான் வந்து மலையாள எழுத்தில போட்டு நான் ஃபில் பண்ணி வுட்டுருவேன். அப்புறம் தான் அவரு கண்டுபிடிச்சிருக்காரு. எங்கிட்ட இந்த மாரி ஒரு ஃபிளா இருக்கு. "இது என்ன எழுத்துன்னே தெரில விகாஷினி எனக்கு. நீ என்ன பண்ணி வச்சிருக்க?" அப்டிங்கிற மாரி அவர் வந்துட்டு கேப்பாரு. இந்த மாரி இது என்ன எழுத்து அப்டின்னு சொல்லி கேக்கறப்போ தான் நான் சொன்னே. "சார் எனக்கு தெரில" அப்டின்னு சொல்லி நான் சொன்னப்போ, அப்புறம் தான் அவர் வந்துட்டு நீ க, ங, ச சொல்லு அப்டின்றாரு. எனக்கு நிஜமாலுமே தெரியல க, ங, ச.
ம். ஆமா. <laughs> ம். அச்சச்சோ! ஆமாங்க. அது க, ங, ச பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து எழுதறது கூட எழுதீறலாம். ஆனா சொல்றப்ப பார்த்தீங்கன்னா, எழுத்து வந்து டக்குன்னு மாறிரும். இல்ல மறந்துரும். அது எல்லாத்துக்குமே உள்ளது தாங்க. இப்போ என்னையவே கேட்டாலும், டக்குன்னு கேட்டா, அந்த அதாவது எல்லா தெரியும். ஆனா என்னன்னா, அது கான்ஃபிடன்ட்டா அந்த 18 எழுத்துக்கள் வந்து கரெக்ட்டா சொல்றதுங்கறது ஒரு கடினமான விஷயந்தான் அது.
<chuckles>